இல்ல சின்ன வயசுல அப்டி யோசிச்சது இல்ல. ஏன்னா அது ஒரு எனக்கல்லாம் விளையாட்டு. இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்குப்புறம் அத திரும்பி பார்க்கும்போது, அது கொஞ்சம் பயமான ஒரு உணர்வ ஏற்படுத்துச்சு. ஆனா சின்ன வயசுல நமக்கு அது ஒரு விளையாட்டா தான் இருக்கும். அ அந்த டைம்ல நீங்க வெளிய போயி பேப்பர்ல அந்த போட் எல்லாம் அப்பா பண்ணி தருவாரு. அதுலயும் அது வந்து கத்தி கப்பல் பண்ணிக்காங்க. கீழ வந்து ஒரு கத்தி மாரி கூர்மையா இருக்கும். அந்த மாரிலாம் பேப்பர்ல பண்ணி கொண்டு போய் விட்ருப்போம். ஆனா வீட்டுக்குள்ளயே தண்ணி வந்தா வீட்லேயே விட்லாம்ல. அப்படிங்கிற மாரி மனநிலை தான் நமக்கு இருக்கும் தவர. ஆ
ம். ஓ! <chuckles> எனக்கு தெரிஞ்சு நீங்க ரொம்ப சிறு வயதா இருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால உங்களுக்கு வந்து அந்த நேரத்தல கண்டிப்பாங்க. இப்போ நீங்க வந்து சொன்னீங்க மாடி நீங்க அ அந்த மாரி எல்லாரும் சேர்ந்திருக்க வீட்ல இருக்கும்போது வந்துட்டு, அ அந்த தண்ணீல வந்து விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அ அதோட நினைவுகள் இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
ஆமா.